கண்டிப்பா. பரவால்ல. நீங்க வந்து அதெல்லாம் ரசிச்சு அந்த மாரி, ஏனா அது மெனக்கெட மாட்டாங்க. யாருமே வந்து மெனக்கெட்டு அங்க போய் வாங்குறது, அத போய் வாங்கி பக்கத்துல இருக்கிறது என்ன கெடைக்குதோ அத சாப்பிடுவோம் அப்டிங்கற மாரி. இப்ப எல்லாருமே காலகட்டத்தில எல்லா ஓடி ஓடி உழைக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம்ல. நமக்கு ட க கால நேரம் நமக்குப் பத்தாம இருக்கவும், பக்கத்துல எது அ எளிதா கெடைக்குதோ, அத நம்ம வாங்கி சாப்டுற மாரி இப்ப ஒரு காலகட்டம். ஆனா இதுலயும் நீங்கப் போய் வெளியில கிராமத்துல போய் சாப்பிடணும்னு, அதை அதை வாங்கி நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஆரோக்கியமா கொண்டு வர நெனைக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க.
ம். கண்டிப்பா. ஆமா. இப் இந்த. கண்டிப்பா. அது வந்து நம்ம நம்ம உடலுக்கு ஒரு ஆரோக்கியம் குடுக்கறது மட்டும் இல்லாம, உழவர்களுக்கும் ஒரு வருமானம் குடுக்குறது. உழவர்கள்டருந்து வாங்கி இது அ இடைத்தரகர்கள் என்ன பண்ணுவாங்கனா? அவங்கள்ட்ட இருந்து ஒரு 1௦ ரூபாய்க்கு வாங்கி, இந்த இடைத்தரகர்கள் ஒரு 100 ரூபாய்க்கு விக்கப்போறாங்க. நம்ம எப்படியோ அந்த 100 ரூபாய குடுத்துத் தான வாங்கப்போறோம். அதை அந்த விவசாயி விவசாயிகள்ட்ட வாங்கிட்டா அவங்களுக்கு ஒரு நேரடியா ஒரு வருமானம் கிடைச்ச மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாத நமக்கும் அ அஹ நமக்கும் ஒரு நல்ல உணவு சாப்ட்ட ஒரு திருப்தி கெடைக்கும் இல்லையா?
கண்டிப்பா. ஆமா. வாங்கப்போறோம். நல்ல மனசுங்க உண்மையில. ம். உங்கள மாரி ஒரு நல்ல மனசு ஒரு எவ்வளவு பேர் இருந்தா, அவங்கல்லா உழவர்களுக்கு ஒரு எவ்வளவு ஒரு சந்தோஷம் கெடைக்கும் உண்மையிலயே. அ உங் உங்கள நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தக் காலத்துல இப்டி எல்லாம் யோசிக்கிறீங்க. பரவாயில்ல. வேற என்னெல்லாம் நீங்க அந்த மாரி, அ நெறைய வாங்கி அந்த மாரி நீங்கப் பயன் அடைஞ்சிருக்கீங்க?
அ கண்டிப்பா. <laughs> ஆம். கண்டிப்பா. அதாவது ஒரு கீரையா இருக்கட்டும், ஒரு பழமா இருக்கட்டும், காயா இருக்கட்டும். நம்ம வந்து இங்க சென்னை வாசிகளெல்லா நாம வாங்குறது பாத்தீங்கன்னா, சுத்தமாவே இல்ல. ஒரு கெமிக்கல் தெளிக்கப்பட்டதோ, ஒரு மருந்து விதத்திலோ தான் இருக்கும். ஒரு கத்திரிக்காயே எடுத்துட்டோனா, அப்பல்லாம் புழு இருக்கிற கத்திரிக்காய் தான் நல்ல கத்திரிக்காய் அப்டின்னு சொல்லுவோம். ஆனா இப்ப எந்தக் கத்திரிக்காய்ளையுமே, வெண்டைக்காளையுமே பார்த்தீங்கன்னா, புழுவோ எதுவுமே ஒரு இதுவே இருக்காது. ஏன்னா அது எல்லாமே மருந்து அ மருந்து தெளிக்கப்பட்ட, மருந்து தெளிக்கப்பட்டு அது உருவாக்கி இருக்காங்க. அப்ப அதுல புழுவும் வராது, பூச்சியும் வராது. அப்ப அது சுத்தமானது கெடையாது. அது தான் உண்மை. அ ஆனா அந்தக் காலத்துல வந்து
ம். ம். கண்டிப்பா. ஆமா. இல்ல இருக்காது. ஆமா, ஆமா. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப இந்த ஒரு, ஆமா அந்தக் காலத்துல
நம்ம நல்ல உணவு தான் சாப்ட்டு இருக்கோம். நம்மளே குழந்தைகளா இருக்க சமயத்தில பாத்தீங்கன்னா நல்ல, நல்ல காய்கறிகளோ, கீரைகளோ வாசலே கொண்டு வந்து விப்பாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் கண்லயே பாக்க முடியறது இல்ல இல்லையா?
ஆமா. ஆமா.

அது சரியா தெரியல எனக்கும். நான் போன சமயம் அது தான் வித்துட்டு இருந்தாங்க. அதே மாரி பாத்தீங்கன்னா ஒரு சில அ ஒடனே வண்டிய நிறுத்திட்டு ஒடனே வாங்கிட்டோம் அங்கயே வழியில நின்னு. அ அந்த மாரி பாத்தீங்கன்னா இடைத்தரகள் மூலமா வாங்கும்போது நமக்கு அ அதிக செலவு ஆகுது. இப்போ ஒரு ரூ.100க்கு நம்ம வாங்குறோம் அப்டினா அதே பொருள நம்ம ஒரு விவசாயி கிட்ட இருந்து வாங்கும்போது ஒரு ரூ.20க்கோ, ரூ.30க்கோ நம்ம வாங்கி முடிச்சிருவோம். நமக்கும் அந்த செலவு குறையும். அவுங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் இது ஆகும். முன்னேறும்.
ம். அதனால, நீங்க சேரி, சேரி. வாங்கிட்டீங்க. ம், சேரி, சேரி. ஆமா. கண்டிப்பா. அதோட தரமும் அதிகமா நமக்கு வந்து <tsk> இதுவா இருக்கும். விலையும் கம்மியா இருக்கும். தரமும் நல்லா தரமா இருக்கும். அ அந்த உரம்லாம் வந்து ஒரு இயற்கையான உரம் போட்டு இது பண்ணிருப்பாங்க.
கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா நெறையா நம்ம சாப்பிடுறது எல்லாமே என்ன சொல்றோம் அந்த கெமிக்கல் ஃபுட் அப்படிங்கறத தான் நம்ம சாப்பிடறோம். அ, அது வந்து உடலுக்கும் நல்லதும் கிடையாது இல்லையா? இதே அந்த கிராமத்துல அந்த உழவர்கள்கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பா இந்த மாதிரி இயற்கை ம இது தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்க கண்டிப்பா. நம்மள மாரி இந்த கெமிக்கல் அதெல்லாம் அவங்க சேர்க்கவே மாட்டாங்க உரத்த. இயற்கை உரம்னு அவங்க சேக்கும்போது அது ரொம்ப ஒரு ஒ அ காயோட உண்மையான தன்ம அப்ப தான் வெளியில வருது.
ம். ஆமா, ஆமா, ஆமா, ஆமா. ஆமா. ஆமா. ஆமா, அந்த உரம்லாம் எப்டி போடுவாங்கன்னா, அந்த அதுக்குன்னு அந்த ஆடுகள்லாம் இருக்குல்ல, ஆட்டோட உரம், மாட்டோட சாணம் இதெல்லாம் எடுத்து, அத இயற்கையான முறையில தயார் பண்ணி அவங்க அந்த உழவர்கள்கிட்ட வந்து நம்ம ஒரு ஒரு இயற்கையான சத்து நமக்குக் கெடைக்கும். அந்த உரங்கள் எல்லாம் போட்ட ஒரு காய்கறி கண்டிப்பா, ம்.
இப்பல்லாம் ம், ம். ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். இப்ப அந்த மாரி அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு பழங்களே பார்த்தா, நம்ம ஹைபிரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்கள வாங்கி நம்ம சுவைக்கும்போது, அது அந்த பழைய சுவை கிடைக்கிறது கெடையாது நமக்கு. ஆனா அந்தக் கிராமத்துல உழவர்கள்கிட்டருந்து நம்ம நேரடியா வாங்கி நம்ம சாப்பிடும்போது, அந்த ஒரு சுவையும் இருக்கு. அதோட இதுவும் இருக்கு. ம், இப்ப பாத்தீங்கன்னா நெறையா இடத்துல பழங்களையே ஒரு கெமிக்கல் போட்டுப் பழுக்க வைக்கிறதோ, இல்ல காய்களுக்கு ஒருவித மருந்துகள் தெளிக்கிறதுனால அதுங்களும், அ <tsk> ம் ஒரு இனிப்பு தன்மை இல்லாம போகுது. ஒரு பழங்கள்ல, காய்கள்ல பாத்தீங்கன்னா
கடையாது, கடையாது. ஆமா. ஆமா. ஆமா. ஆமா, இப்ப இந்த சென்னையிலே பார்த்தீங்கன்னா, இந்தக் கீரைகள்லாம் அந்த பச்சை பசேல்னு இருக்கிறதுக்கு ஏதோ தெளிப்பாங்களாம் கெமிக்கல் சம்பந்தப்பட்டது. அ ஆமா.
கண்டிப்பா. நானும் கேள்விபட்டுருக்கேன் அ, ஒரு சிலது பாத்தீங்கன்னா இந்த பட்டாணின்று கடைல நாங்க வாங்குவோம் இங்க. அது வந்து தண்ணியில போட்டவுடனே அப்படியே சாயம் மாரி அப்படி வெளுத்துட்டு வர்ற மாரி ஆயிடும்.
ஆமாங்க. ஐயோ! சொல்லவே வேண்டாம். உண்மையிலே நானும் அத வந்து நானு அனுபவிச்சிருக்கேன். அது கலர் பார்த்தீங்கன்னா அலசினீங்கன்னா ஃபுள்ளா கிறீன் கலர்ல அப்படியே ஒரு பச்சை பசேல்னு வரும். ஆமா, ஆமா, கண்டிப்பா.
<laughs> ஆ. ஒரு சாயம் ஒரு துணியிலிருந்து ஒரு சாயம் எறங்குற மாரி அது பாட்டுக்கு எறங்கிட்டே இருக்கு. ஆனா அதே ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி உருவாக்கும்போது, அவர் கண்டிப்பா அந்த மாரி ஒரு மருந்தையோ, ஒரு கெமிக்கலயோ அந்த உணவுல கண்டிப்பா சேர்க்க மாட்டாரு. ஏன்னா ஆ. அவுங்களுக்கு தெரியும் அந்த சாப்பாடோட அருமை என்னன்ட்டு.
உபயோகிக்கவே மாட்டாங்க. ஆமா.